அது கொஞ்சம் நெறையாவே இருக்குங்க. அத பத்தி சொல்றேன். அது பார்த்தீங்க அப்டின்னு சொல்லி பார்த்துட்டா கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். அது என்ன அப்டி என்ன சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, எங்க வீட்ல டிவி இருந்துச்சி! ஆனா வந்து இந்த கேபிள் கனெக்க்ஷன் கடையாது. ஆன்டனான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கம் கம்பில வந்து ஒரு 4 பக்கம் ஒரு இது ஆ திருப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, எங்க வீட்ல கனெக்க்ஷன் குடுத்துருந்தாங்க. சரி, அப்டின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ நானு என் தம்பி எல்லாரும் உக்காந்துருப்போம் சின்ன வயசுல உட்கார்ந்துருப்போம். அப்ப வந்து, அ ஞாயித்துக்கிழமையில மணி 10 மணிலேருந்து 11 மணியில வந்து தூர்தர்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 'சத்திமான்' அப்டின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்டின்னு சொல்லிட்டு சொல் போடுவாங்க. அப்ப போடம்போது பார்த்தீங்கன்னா, கண்ணு கூட சிமத்த மாட்டோங்க! அப்டியே உட்காந்து எங்க அம்மா ஏதாச்சும் வேல குடுத்தா கூட, நான் செய்ய மாட்டேன். "அம்மா கம்முன்னு இரு ஒரு வார்த்த ஒரு வார்த்த வந்து நம்ம காதுல விழலனாலும், அந்த பார்த்த உணர்வே கிடைக்காத மாதிரி அந்த வயசுல இருக்கும்! ஏன்னா, அந்த சின்ன வயசு இல்லையா? அதனால
ஓ! சொல்லுங்க, சொல்லுங்க. அப்டிங்களா! சொல்லுங்க. சரிங்க. ஓ! ஓ ஹோ. ஆமாங்க. மேல திருப்பிக்கிட்டே இருக்கணுமே அத. ஆமாங்க. சரிங்க. சொல்லுங்க. அ. சக்திமான். நான் சொல்லுங்க, சொல்லுங்க. அ, அ. <chuckles> சரிங்க. ஆமாங்க. <chuckles> ஆமாங்க. அ. ஆர்வம் அதிகமா இருக்கும். அதில என்ன அடுத்தது நடக்குனு நம்ம தெரிஞ்சுக்க நெனைக்கும்போது யாராவது கொஞ்சம் தட வச்சுட்டாங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அ.
ஆமா. கொஞ்சம் ஆர்வமா இருக்கும்போது, அதனால அம்மாகிட்ட சொல்லுவேன். இத போட போறானா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்ப ஒரு 11 மணி அளவுல போட போறான் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, நான் என்ன சொல்லிருவேன் அப்டின்னா, "அம்மா, நான் கடைக்கு போறேன்னா போயிட்டு இப்பயே வந்துடுறேன்" 10 மணிக்கே நான் சொல்லிருவேன். "குடு!"
ம். பார்த்தீங்களா, அந்த வயசுல எவ்வளோ பொறுப்பா இருந்திருக்கிங்க! சொல்லுங்க. அ.
அப்புறம் இடையில நம்மள தொல்ல பண்ணுவாங்கல்ல. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம். "அம்மா, அம்மா நீ குடுத்துடு! நான் என்ன வேணுமோ, உனக்கு நான் இப்பயே வாங்கிட்டு வந்து குடுத்துடுறேன். நீ அப்ப போடம்போது என்னை எதுவுமே கூப்பிடக்கூடாது. அந்த கடைக்கு போயிட்டு வா நான் முக்கியமான பொருள் மறந்துட்டுன்னு சொல்லக்கூடாது! எதுவா இருந்தாலும், இப்ப உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ யோசிச்சு சொல்லிடு" அப்டின்னு சொல்லி சொல்வேன். எங்க அம்மா என்ன பண்ணிருவாங்கன்னா, பொருள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் பேப்பர்ல எழுதிப்பேன். ஏனா, குட்டி பிள்ளை இல்லையா? மறந்துருவோம் அப்டிங்கிறதுனால பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துருவேன். அப்பதான் எங்க அம்மாக்கு இதெல்லாம் 11 மணி ஆகப்போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்திருப்பேன். ஏனா, ரிமோ
<laughs> அ, நல்லது தான். அ. <chuckles> <laughs> புரியுது. அ, சிறப்பு. அ. ஆமாங்க. சரிங்க. சொல்லுங்க. ஆ. நல்லது தான். அதாவது எவ்வளோ வந்து படிப்புக்கு இதே மாரி தயாராயிட்ருந்துபிங்க? இல்ல நீங்க இதுக்கு ம தயாரா <laughs> அ, சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
இல்ல, இல்ல. <laughs> அதா அதா அது ரிமோட்டுக்கு வேற பிரச்சன வரும். ரிமோட் வேற என் தம்பி புடுங்கி வச்சுப்பான்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம போனா தான் புக்கிங்கில நடக்கு
ஆமா. ஓ! தம்பி வந்து சக்திமான் பார்க்க மாட்டாரா?

அ காத்துல சில சமயங்கள் மாறிடுங்க இந்த ஆடி மாசம் காத்து.
அது உடனே அப்பா திருப்பி மேல போவாரா, இல்ல நீங்க தான் போய் ஆவணுமா?
அ இல்ல அப்ப வந்து நான் என்ன தெரியுமா செஞ்சுருவேன். அப்பா நீ இங்கேயே இரு ஏன்னா திருப்பி போ சொன்னா என்ன கீழே படுக்க போட்டு குமறு குமுறுன்னு குமறிடுவாரு, அதனால அப்பா நீ இங்கேயே இரு நான் போய் பார்க்குறேன். அப்டி சொல்ட்டு நான் நமக்கு செய்ய தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சுத்து சுத்துனு சு அந்த கையில பை பைப்பு மாரி ஒண்ணு இருக்குல்லையா, அத போட்டு சுத்திட்டு வுடறது சுத்திட்டு வருது சில சமயத்தில கிளிக்காயி தெரியும். செரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வழியா பாத்து முடிக்கிதுக.
ஆ. <laughs> அஹன். ஆமாங்க. <chuckles> ஆ. எவ்வளோ நல்ல புள்ளைங்க நீங்க. அ <laughs>
<chuckles> அத பாத்து முடிக்கிறதுக்குள்ள எபா அப்டிங்கிற மாரி ஆயிடும். அப்டியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு, அப்புறமேல வந்து அ நறையா பேரு வீட்டில கேபிள் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சுருச்சு.
<chuckles> சேரிங்க. ஓஹோ!
அப்ப நம்மலாம் என்ன பண்ணியாச்சு அப்டின்னா நான் வந்து அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்டி இப்டின்னு நைஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சுன்னா கேபிள் கனெக்க்ஷன் எங்க வீட்ல வாங்கி போட்டாச்சு.
அ. ஆ, சிறப்பு போங்க அஸ் கலக்குறீங்க அ நெனைச்சத சாதிக்கிறீங்க.
அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணோம் நம்ப சத்திமான் தான். சத்திமான் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டத்தில ஓடிகிட்டிருப்போம். அதுக்கப்புறம் மேல் அதில அது வந்து தூர்தர்ஷனில, ச இது ஞாயித்திக்கிழம மட்டும் தான் போடுவான். வேற நாள்ல மறு ஒலிபரப்பு கூட பண்ண மாட்டான்.
ஆ அவ்வளவுதான் அதுக்குமேலங்க. சேரிங்க. பாக்கி கேபிள்ல போடும்போது, கேபிள்ல எப்டி பார்ப்பீங்க எதில பார்ப்பீங்க?

சொருஞ்சு விட்ருவேன் தோத்தா தொடங்கி வைக்கிறது தொடக்கம் நம்ம தான், அது நமக்கு தெரியும். <laughs> அ.
ம்ஹும். ம். ஆமா அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு, எங்க அம்மாகிட்ட இப்படிலாம் சொன்னேன் ஞாபகமும் எனக்கு நல்லாவே இருக்கு. அம்மா, விக்கி எங்கம்மா விக்கும்? ஏதாச்சும் நம்ம அண்ணாச்சி கடையில விக்கும்மா? அந்த லட்சுமி கடையில விக்கும்மா? சொல்லிடு நான் கொஞ்சம் வேணா வா நான் காசு கொஞ்சம் சேர்த்து வைச்சுருக்கேன், அது போட்டு அந்த கீரையெல்லாம் வாங்கி விட்டு வர்றேன் நானு அப்டிலாம் கேட்ட தருணம்லாம் இருக்கு.
ஓ. ஓ! பார்த்தீங்களா? அதாவது எவ்ளோ ஒரு எவ்ளோ ஒரு நல்ல கதைகள்லாம் பாருங்களேன். அந்த ஒண்ணு இல்ல ஒ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கனா, அந்த பப்பய பொறுத்தவரைக்கும் இது தான் பண்ணுவாரு. கீரைய சாப்பிடுவாரு நல்ல ஸ்ட்ரென்த் ஆவாருங்கிறது எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஆ, அதனால வந்து நமக்கு எவ்ளோ ஒரு நல்ல அறிவு வந்திருக்கு நம்ம சாப்பிணும் அப்டின் குழந்தைங்க அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க.
ஆமா, ஆமா, அது கீர. ஆமா, அந்த கீரையில வந்து அந்தில இருக்க பலன்கள்லாம் நல்லது அப்டிங்கிற மாதிரி, இத்தனைக்கும் ஒரு கார்ட்டூன் தான். அதில வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இதையும் நமக்கு என்ன பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, சொல்லி குடுத்துட்டாங்க. அப்ப அப்பெளிருந்த்தே நா கீர நெறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந் அந்த பொம்ம படம் பார்த்தோ? என்னமோ? அது எனக்கு தெரியல, ஆனா நா ஒரு கீரையுமே ஒதுக்க மாட்டேன். அது பார்த்த பார்த்ததிலேருந்தா என்னன்னு தெரியல எனக்கே தெரியல.
ஆமாங்க. ஒடம்புக்கு, என்ன சாப்பிடுறதுக்கு நல்லதுன்னு. சரிங்க. ஓ! நல்லது. ஓ! அது மிக சிறப்பான விஷயங்க. அதுவும் இந்த கீரையெல்லாம் சாப்பிட ஒரு கார்ட்டூன் உங்களுக்கு உதறி உதவிருக்குன்னா உண்மைலே பெரிய விஷயதாங்க அது. அப்புறம் இந்த சொல்லுங்க.
ம். அப்போ அப்புறம், அந்த Tom and Jerry இருக்கு இல்லையா? அதுமே தான் நானும் என் தம்பியும். அது பார்க்கும்போதேல்லாமே எனக்கு என் தம்பி ஞாபகம் தான் வரும்.
ஆமாங்க. அப்டிங்களா! ஆ, ஆ நல்லது. அ.
ஒண்ணு அந்த டாம் சும்மா இருக்காது, இல்ல இந்த ஜெர்ரி சும்மா இருக்காது. இல்லையா? அதே மாரி தான்.
என்ன பண்ணுவாரு? <laughs> இதில யார் டாம்? யார் செர்ரி? அத சொல்லுங்க.
அது சூழ்நிலைக்கு தகுந்தப்பல மாறிக்கும், அப்பப்போ மாறிக்கும்.
<laughs> ம். நல்ல ஒரு இது இதா இருக்குது நல்ல அனுபவம். சொல்லுங்க, எப்டி என்ன பண்ணுவீங்க 2 பேரும்?
ஒரு பெரிய ஒரு கே இது டாக் வரும் தெரியுமா? அதான என் அக்கான்னு சொல்லுவோம்.
ஆமா. <laughs> அது பேர் என்ன ஸ்கூபியா?
<laughs> அது பேரு சரிப்பட்டு அம்மம்மா "ஸ்தூபி சூபி டூ" கூட நான் பாப்பேங்க. <chuckles> ஆமாங்க. செம்மையா இருக்கும். <chuckles> அதுவும் நான் பார்ப்பேன். ஒரு ச அந்த சிறு வயது கடந்ததுக்கு அப்புறமேல கூட, அந்த "டியூபி டூபி டூ" நா பார்த்துட்ருந்தேன். அது நல்லா மோப்பம் புடிச்சுட்டு போகும்ல.
ஐய்யோ! ஸ்கூபி டூபி டூ ஆமா ஸ்கூபி டூபி டூ. <laughs> அஹ. நா இப்புமே நா இப்பவும் பார்ப்பேங்க நீங்க வேற, அந்த இது பார்ப்பீங்களா? அந்த மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் அதெல்லாம்.